ஆமா. அப்படிதான் உபயோகம் பெயட்டு இருக்கு. அந்த இந்த அதாவது இந்த இதர ஐட்டங்கள் இதர ஐட்டங்கள் சாப்படுறதல. உதாரணத்துக்கு ஒரு காஃபி சில பேரு காஃபி போயி <breath> கடையல போயி்டு காஃபியோ இல்ல ஒரு தேநீரோ போய் கடையல போய் வாங்கிட்டு வரும்போது. அ அத அத வந்து ஒரு கெட்டு கெட்டி வாங்கிட்டு வருவாங்க.
ஆமா. ம். ம். ஆமா. ஆ. நம்ம ம். சொல்லுங்க.
பிந்தைய காலத்துல என் தாயார் காலத்தல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சின்னதா ஒரு தூக்கு வாலின்னு ஒண்ணு வெச்சிருப்பாங்க. அலுமினியத்தால உள்ளது. ஆ.
கண்டிப்பா. அது எங்க வீட்லேயே கூட இப்பவும் இருக்கு. ஆனா நாங்க அத உபயோகப்படுத்துறதில்ல. நாங்க வந்து பிளாஸ்டிக்ல தான் வாங்கி யூஸ் பண்ணிோம் உபயோக
ஆமா. ஆ. இப்ப அது யாருமே எடுத்துட்டு போறதில்ல. இப்ப வந்து அதாவது இந்த சமூகம் வந்து முன்னால போனதுனால, <breath> அவங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்கோட க நஷ்டம், அதோட பிரச்சனை என்ன வரும்ன்னு தெரியாம. அவவுங்க யாராவது ஒரு ஒருத்தவங்க அத எடுத்துட்டு போனாங்கன்னா சிரிப்பாங்க அத பார்த்து நக்கலா. அது வந்து நல்ல விஷயம் கிடையாது.
ஆமா. அத வந்து ம். உண்மதான். அது சமூகத்துல ஒரு தாழ்வான ஒரு விஷயம்ன்ற மாரி ஆயிருச்சுன்னு நான் நெனைக்கிறேன். அத பத்தி. சொல்லுங்க.
ஆமா. அவங்க ஒரு தாழ்வான கருத்தா வந்து அத யோசிக்கிறாங்க. ஆனா அத தவிர்க்கணும். ஏன்னா அ-அந்த-ஒரு ஒரு பிளாஸ்டிக்கு சின்னதா ஒரு கவ-கவர் வந்து கீழ விழுந்ததுன்னா, அது வந்து மண்ணோட மக்குறதுக்கு பல ஆயிர பல 100 வருடங்கள் ஆகும்கறது அறிவிப்பு சொல்லுது. ஆமா. பல 100 வருடங்கள் ஆகும்னு சொல்லி அறிக்கைகள் சொல்லுது.
ஆமா. ம். ஆ. வருடங்காகும் ஆமா. ம்.
அதனால ஆ அத தவிர்க்கிறது நல்லது. அந்த மாரி வ-அ-விஷயங்கள்ல. இ
ஆமா. இப்ப நம்மள பார்த்த நம்மளுடைய குழந்தைங்களும் அத வந்து வழிமுறைப்படுத்துறாங்கன்னு நீங்க கொஞ்சம் அத நனச்சுட்டுருக்கீங்களா? அது நம்மளுடைய. அ. ஆமா.
ஆமா. குழந்தைகளுக்கு வந்து நம்ம தான் முன்னோடியா இருக்கணும்.

உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களா கூட இருக்கலாம். ஒரு பால் குடிக்கிறாங்கன்னா வந்து, ஒரு பிளாஸ்டிக் மூலமா தான் வந்து அத உபயோகப்படுத்துறாங்க. அவங்களுடைய விரிப்புகள், அவங்க தூங்கக்கூடிய படுக்கைகள் அனைத்துமே வந்து இப்ப பிளாஸ்டிக்லே வந்திருக்கு. அவங்க விளையாடும் பொருட்கள், கைவினை பொருட்கள் கூட ஆ அத பத்தி கொஞ்சம் அதுக்கு எதாவது, மாற்று வழி இருக்கா, இல்லையா? ம்ஹ்ம்.
ஆஹா! ஆமா, அந்த பொருள் கல அந்த பொருள் கலந்து வருது. அதான் ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப அது வந்து ச சம உதாரணத்துக்கு வந்து குடும்பத்திலருந்து தொடங்கலாம். அதாவது, பிளாஸ்டிக் உபயோகப்படுத்த மாட்டோம்ன்னு, ஒவ்வொரு குடும்பத்தவங்களும் வந்து, ஒரு முடிவு எடுத்து அத தொடங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அது நல்ல ஒரு முயற்சி. உதாரணத்துக்கு அவுங்க சமையல் அறையில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து அவங்க தொடங்கலாம். அந்த, அ அவங்க கா காபி குடிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய, அந்த அ கப்பு. அ அதுக்கப்புறம் டம்ப்ளர். அ இந்த பாத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, சில பேரு டி அந்த விரு அதனுடைய வடிவத்துக்காக பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட விஷயங்கள வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு எல்லாமே சில்வர். அ இல்ல ஸ்டீலு இந்த மாரி, அ ஒரு பொருளால செ ஆமா, வே இந்த மாரி கனிமங்களால செய்யப்பட்ட பொருட்கள அவுங்க உபயோகப்படுத்துவாங்க.
ஆமாம், ம். ம். ஆமா, டம்ளர்கள். ஆ. ஆமா. வேறு, வேறு பொருட்கள் மூலமா ஆமா, செய்யப்பட்டது.